எவ்ளோ நாள் வச்சு சாப்பிட்டீங்க? யாருக்காவது கொடுத்தீங்களா! கொடுக்கலயா?
குடுத்தோங்க 1, 1 வாழ தார வச்சிட்டு நான் என்ன பண்றது? <laughs> நான் வச்சிருக்கது 6 மாச குழந்த. நாங்க எவ்வளோ சாப்புட முடியும். நான் வந்து கொஞ்சமா தான் கேட்டேன். அது அவங்களுடைய அன்பு அப்பிடியே வாங்கி போட்டுவிட்டாங்க. அவங்க போட்டதில பாதி வந்து பார்த்தீங்கன்னா, ஜாம் மாரி தான் வந்தது, வரும்போது. <laughs> நசுங்கி, ஆனா என்ன பண்ணோம் கொஞ்சம் நசுங்கினத வந்து மாட்டுக்கு போட்டுட்டு ஓரளவுக்கு இருக்கிறத வந்து எடுத்து, அதில வந்து இந்த இது ஸ்பான் கேக்லாம் செய்வாங்க இல்லயா! அந்த மாதிரி வந்து செஞ்சேன். அப்புறம்
ம். ஆ. <chuckles> ஆ, அ, ம், ஆ. <laughs> ஆ, ஆ. <chuckles> ஆ, ஆ. ம். ம், ம். ஆமா. ஆ நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்க அங்க போம்போது உங்க அக்கம் பக்கத்தில குடியிருக்கிறவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. நீங்க இப்ப சொன்னீங்க, உருளைக்கிழங்கு வற்றல் போட்டாங்கன்லாம். அந்தமாரி அவுங்க சப்பாத்தியா போடுற அந்த ரகசியத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா நீங்க அங்க இருந்து இருக்கும்போது.
ம். ஆமா. ஆமா. ஆமா. ஆமா. அதாவது இப்போ வட இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி போட்டாங்கன்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அப்பிடியே ஒரு பூ மாதிரி இருக்கும். அது எப்பிடின்னு நான் வந்து கேட்டேன். ஒ அதாவது இவுங்க என்ன பண்றாங்க, கோதுமைய வந்து ஒரு 6 மாசத்துக்கு தேவையானத வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த கோதும பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு அதில வந்து ஒரு ஆமணக்கு எண்ணெ, வேப்ப எண்ணெ கலந்து, அதில தடவி, ஒரு ஆள் வச்சு தேய்ச்சு, அத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை போய் மாவு மில்லில கொடுத்து அரைச்சு கொண்டு வந்துட்டு, மாவு பேசையும் போது சுட தண்ணீ ஊத்தி பேசையிறாங்க. அதுக்கப்பறம் ஒரு வாட்டி வந்து சப்பாத்திய தேய்ச்சுட்டு மறுபடியும் அத 4ஆ மடிச்சு மறுபடியும் தேய்க்கிறாங்க. மறுபடியும் 4ஆ மடிச்சு மறுபடியும் தேய்க்கிறாங்க. ஒரு 3 வாட்டி வந்து தேய்க்கிறாங்க.
ம். ஆ. ம், ம். ம். ம். ம். ம். ம். ம். ஓ! ம். ம். ம். ம். ஆ. என்னங்க இது பரோட்டாமாரி சொல்றீங்க நீங்க. இப்போ நீங்களும் இப்பிடிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இங்க வந்து?
<laughs> ஆமாங்க. கண்டிப்பா. அதாவது அவுங்க வீட்ல சப்பாத்தி குடுத்தா மட்டும் நல்லா அ வ் புஃப்னு வரும். நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா, ஒட்டிட்டு இருக்கும் 2ம். அது வந்து வித்தியாசமா அதனால நான் அவுங்க கூட நின்னு கத்துக்கிட்டேன். எப்பிடி பண்ணுறாங்கன்னு கத்துக்கிட்டு, இப்ப நான் செய்யும்போது நான் செய்றதும் நல்லா புஃப்னு வருது. வீட்ல வந்து இன்னும் ஒண்ணு வேணும் அப்பிடின்றமாரி எக்ஸ்ட்ராலாம் கேட்டு சாப்பிடுறாங்க.
ம். ம். ம், ம். ம், ம். ம். ம். அப்போ நீங்க வந்து ஒரு உணவு பழக்கம் மாறினதுனால, உங்களுக்கு ஒரு நல்லதும் கிடைச்சிருக்குல்ல.
ஆமா. கண்டிப்பா. அதாவது அந்த அந்த இடத்துல ஒரு நல்ல உணவும் இருக்கும். நமக்கு தகாத சேராத ஒரு உணவும் இருக்கும். அது என்னமோ வந்து
ம். ஆ. ஆமா. அந்த ஊர்ல வந்து ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த இப்போ வந்து மாங்காய்க்கு ம உப்பு போட்டு நம்ம சாப்பிடுற மாதிரி வந்து, அங்கேயெல்லாம் வந்து முள்ளங்கிக்கு சாப்பிடுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா அந்தமாரி எதாவது?